ம். அதாவது ஒரு கடுமையான விமர்சனம் வரும்பொழுதும், நமக்கு பக்க துணையா ஒருத்தவங்க இருந்து நம்மள வந்து வழிநடத்துனாங்க. இந்த மாதிரி ஊக்குவிப்பான வார்த்தைகள் குடுத்தாங்க அப்படின்னா, அதுலருந்து மீள்றதுக்கு நெறைய வாய்ப்புகளும், அது கரெக்ட் -டான அந்த பாதையில சரியான பாதையில நம்ம பயணிக்கிறதுக்கு, அது ஒரு தூண்டுகோலாவும் இருக்குன்ற கருத்த முன் வைக்கிறீங்க இல்லையா?
ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா பாத்தீங்கன்னா, அதே மாரி அந்த வரையதுலே எடுத்துட்டு, நான் என்ன அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு அத கொண்டு போகணும். அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதாவது அது எப்படி நான் சொல்லணும் அப்டின்னா, இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப YouTube இருக்கு இல்லையா? அந்த YouTube -ல ஒரு சேனல் தொடங்கி, அதுல நான் வரையறதெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன். அதாவது முதல்ல ஆரம்பிச்ச புதுசுல சப்ஸ்கரைபரும் கிடையாது. வியூஸ் போகவே போகாது. ஒரு 10
ம்ஹ்ம். ம், ம்ம். ம்ஹ்ம். ம். ம், ம். ஆ. எனக்கு தெரிஞ்சு, இப்ப கூட அதுலயும் உங்களுக்கு விமர்சனங்கள் வரும்னு நினைக்கிறேன். இல்லையா? <laughs>
ஐயோ! ரொம்ப வந்தது. அப்ப என் கூட வேலை செய்ற தோழிகளே என்ன பண்ணாங்க? உனக்கெல்லாம் இது தேவையா? இப்ப எதுக்கு நீ நேரத்த வீணடிச்சு அத வரஞ்சு, அத ஒரு வீடியோ -வா எடுத்து அதுக்கு ஒரு இவ்வளோ மெனக்கட்டு நீ இத வந்து போற்ற. அத மிஞ்சி, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 பேர் பார்க்குறாங்களா? உனக்கு இது தேவையா? அப்படிங்கிற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என் கணவர் என்ன சொன்னாரு? "பரவால்ல அந்த 10 பேர் பார்குறாங்கள்ல. பர பெரிய விஷயம் தான் உனக்கு. நீ அத தொடர்ந்து செஞ்சுகிட்டே வா. என்னைக்காவது அதுக்கு உண்டான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்." அப்படின்னு. எனக்கு அப்பவும் ஒரு நம்பிக்கை இல்ல. சரி நம்ம சொல்றமாரி நம்ம தான் நேரத்த வீணடிக்கிறோம் போல, இதுக்காக மெனக்கடுறோம் போல அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சோனே, அ அவரு மறுபடியும், மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாரு. "நீ மறுபடியும் பண்ணு வர அந்த வரையத விடாதா அது ஒரு பெரிய கலை" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் மறுபடியும் வீடியோ எடுக்க ஒரு 6 மாசம் நான் விட்டுட்டேன். அதுல வீடியோ போடுறதே மறந்துட்டேன். அ மறுபடியும் ஒரு 6
ஆ. ஆ. ஆஹா. ம், ம். ம். ம். ம், ம். ம், ம். ம், ம். ம்ம், ம். ம், ம். ம்ஹ்ம். ம், ம். அதுவும் அந்த விமர்சனத்தால வந்த பாதிப்பு இல்லையா? அந்த 6 மாத இடைவெளி அப்படிங்கிறது.